இல்ல <laughs> என்னய வந்து தொயந் ச்சே! சரி நீ ரொம்ப வருஷமா கேட்குற வேற வழியே இல்ல வா! இங்க கூட்டிட்டு போறன்னு சொல்லி அப்பவும் எனக்கு வந்து மனசுல வந்து சமாதானம் ஆகல. இல்லல்ல. அதோட நேட்டிவ் அந்த பாரம்பரிய ஊர்ல போய் அத சாப்டா தான் அது வந்து சாப்டமாரி இதெல்லாம் ஒத்துக்கமாட்டேன் நானு <laughs>
அச்சச்சோ! <laughs> <laughs> என்னடா! கண்டிப்பா. <laughs> முதல்ல இருந்து கோட்ட போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க.
ஆமா. எல்லாத்தையும் அழிங்க. ஃபர்ஸ்ட் ல இருந்து போலாம் <laughs> ரிட்ட
<laughs> கண்டிப்பா, ஆனா நம்ம நீங்க நம்ம சொன்னமாதிரி, அந்த இடத்துல அது உருவான இடத்துல சாப்பிடும்போது தான், அந்த ஆத்மார்த்தமான சுவை கெடைக்கும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. அது ஏன் என்ன வித்தியாசம்ன்னு பாத்தீங்கன்னா, அந்த உணவு நான் அப்பறமா அ இந்த யூடியூப் லலாம் பாத்த அது எப்பிடி சமைக்கணுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நானே சமைக்கவும் ஆரம்பிச்சுட்டேன். அ, எப்பிடின்னு பாத்தீங்கன்னா, மத்த அரிசிகள் மாதிரி அவுங்க இல்ல. அவுங்க நம்மளுடய பாரம்பரிய அரிசி இருக்கு இல்லயா! அந்த சீரக சம்பான்னு சொல்லக்கூ
ஆ, ஒ. ஓ! அருமை. சீரக சம்பா. ஆமா, ம்.
பாரம்பரிய அரிசி கூட, நம்ம பிரியாணினாலே பெரிய வெங்காயத்த நல்லா கட் பண்ணி, வணக்கி தான் சமைப்போம். ஆனா, அவுங்க வந்து கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லயா! அதுதான் நம்மளோட நாட்டு வெங்காயம்ன்னு சொல்லுவோம். அந்த நாட்டு வெங்காயத்த வந்து அரச்சு, அந்த பேஸ்ட் அ கூட அதுல வந்து மிக்ஸ் பண்றாங்க போல. அதனால தான் அந்த உணவு வந்து அவ்வளவு சுவையா இருக்குன்னு சொல்லிட்டு, அவர்க்கிட்ட நான் வந்து நீங்க சா வாங்கிக் கொடுக்காட்டி பரவால்ல. நான் உங்களுக்கு சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு ஆ, வீட்டுக்கு வந்து எப்பவுமே பிரியாணின்னு, அந்த ஸ்டைல் அ தான் பண்றது. மத்த பிரியாணிகள் வந்து அவ்ளோ எங்களுக்கு பிடிக்குறதில்ல. அந்த சீரக சம்ப அரிசியில செய்யும்பொழுது, ரொம்ப அருமையா இருக்கு. அது ஒருமாரி, ஆ அப்பிடி வரும். பிரியாணினா கொஞ்சம் இல்ல. ஆமா, ஆமா. ஆனா, எனக்கு வந்து அந்த உதிரி, உதிரியா சாப்பட்றது பிடிக்காது. இது வந்து கொஞ்சம் நல்லா குலைவா இருக்கும் இந்த சாதம். அதனால எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. <chuckles>
ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. ம். <laughs> அருமை. ஓ! <smacks lips> ஆ. ஆமா. அது வாசன இருக்கும் இல்லயா! ஆ ம், ஆமா.